சப்போஸ் மழ வந்துச்சுன்னா வந்து, எ ஒரு கொடைய கொண்டுட்டு வரது. நெறைய விஷயங்கள், நம்ம மறந்துருவோம். நம்ம போற அந்த பதற்றத்தில என்ன பண்ணுவோம், "காலையில எழுந்திரிச்சு சீக்கிரம் போணுமே! டைம் ஆச்சு." அப்பிடீன்னு போறப்ப, அந்த கொடையக் குடுத்து விடுறதா இருக்கட்டும். இதெல்லாம் ஏன்னா, குடும்பத்தில வந்து ஒரு சப்போர்ட் இல்லயின்னா வச்சுக்கங்களேன், அது நமக்கு வந்து ரொம்ப, ரொம்ப கஷ்டத்தைக் குடுக்கும்.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப் எது? கண்டிப்பா. அதுதான், நீங்க சொன்னதெல்லாம் உண்ம தாங்க. எங் நான் ஒரு நாள் மழையில்லாம் வருன்னு நெனைக்கவே இல்லங்க. போயிட்டேன். பார்த்தா செரியான மழை. பார்த்தா எங்க அம்மா, நான் வெளிய வந்து சும்மா நிக்கிறேன், எங்க அம்மா கொடைய வச்சுட்டு நிக்கிறாங்க அங்க. அப்ப அந்த நேரத்தில ஃபோன்லாம் கெடையாது. ஆனா, எங்க அம்மா வந்து வச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க, மழை வருது அப்பிடின்னும் போது.
ம். ம். ஆமாங்க. ஏன்னா, இப்ப நனைஞ்சு போட்டா காய்ச்சல் வந்துருச்சுன்னா, அது எவ்ளோ வந்து கஷ்டமா இருக்கும்? நம் நமக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ! இல்லயோ! நம்ம பெற்றவுங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன். நம்ம குழந்தை நல்லா <tsk> ஏன்னா சின்ன வயசில நம்மல்லாம் ஓடி, ஆடி விளாண்டுட்டுருப்போம். அந்த நேரத்தில நம்ம படுத்திருந்தோம்ன்னா வச்சுக்கங்களேன்! அவுங்களுக்கு அத தாங்கிக்கவே முடியாது. அவுங்கள அவுங்களுக்கு வரத விட நம்ம குழந்தைங்களுக்கு வரப்ப தான், அவுங்க ரொம்ப அத ஒரு கஷ்டப்படுவாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. அவுங்களுக்கும் மன வருத் கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மையா சொன்னீங்க. அதுதான் உண்ம. அப்பிடீன்னும் போது, எங்க அம்மாவோட அந்த சப்போர்ட்டு <tsk> அ அவுங்க நெனைச்சுருக்கலாம், "நீ நான் சொல்லம்போது அப்ப படிக்கலல்ல, இப்ப என்ன?" அப்பிடீன்ற மாரி எதாச்சு 1 கேட்டுட்டு, அவுங்க பண்ணாம இருந்தா கூட, எனக்கு கஷ்டமா இருந்துருக்கும். "நான் ஒரு 5:00 மணிக்கு எழுந்துக்கணும்." அப்பிடீன்னா எங்க அம்மா ஒரு 4:30 மணிக்கே எழுந்துப்பாங்க. எழுந்து எனக்கான தேவைகளெல்லாம் பண்ணி வப்பாங்க. எனக்கு டிரெஸ் முதக்கொண்டு அயர்ன் பண்ணி வச்சுருவாங்க. "எழுந்ததும் நான் அப்பிடியே ரெடி ஆயிப் போறதுக்கு தான் அந்த 0:30 மணி நேரம் கரெக்ட்டா இருக்கும்." அப்பிடீன்றனால, அதெல்லாம் பண்ணி வைக்கி ம்.
ம். சூப்பருங்க. தண்ணி குடுப்பாங்க. ம். இதெல்லாம் அந்த வயசுல அம்மாக்கள்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு வரந்தான். அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, 60 வயசு வரைக்கும் அவுங்க அம்மா, அப்பால்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய வரங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்லாங்க! <chuckles> கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா. அத சொல்லலாம், அததான் உண்மைங்க. அதனால இந்த இடத்தில வந்து, நம்ப ஒரு விஷயத்த பண்றதுன்றது நம்ப 100க்கு 100 ஒரு விஷயத்த போட்டுருவோம். ஆனா நம்ப கூட இருக்கிறவ் தனியா இருந்துட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. நம்ப ஒரு குடும்பத்தில இருக்கும்போது, ஆ, ஆ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பிளஸ்ஸு கூட ஒரு மைனஸ் சேர்ந்தாலும் அது மைனஸா மாறிடும்னுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்தமாரி, ஆ, அதனால நம்ப வந்து எப்பயுமே ம் ஏன்னா, நம்மளுக்கு கெடைக்கிறது எப்பிடின்னு நம்ப அதையும் பார்க்கணும்ன்றமாரி இருந்தனால, எனக்கு கெடைச்சது பாசிட்டிவ்வா தான் எங்க அம்மா பார்க்கும்போது இருந்துருக்கு அது. அப்போ வந்து அவ்வளவு கெடையாது. நீ என்ன பண்றியோ! பண்ணிக்கோன்றமாரி விட்டுருவாங்க. அம்மாக்கு வந் அம்மாட்டருந்து நம்பளுக்கு ஒரு பாசிட்டிவ் கெடைக்க, கெடைக்க, நம்மளுக்கு ரொம்ப பூஸ்ட் ஆயிட்டே இருந்துச்சு, அது வந்து நம்பள கண்டிப்பா.
ம். ம். ஒரு குடும்பமா இருக்கும்போது, ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அருமையா சொன்னீங்க. ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அருமையா சொன்னீங்க. அதாவது, "புதிய திறன்கள கற்றுக்கொள்ள வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணணும்?" அப்பிடீங்கிறத வந்து மொத வந்து நம்ம வந்து தைரியத்த வளர வச்சு நம்மளால முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட பண்ணணும்ன்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து எப்பிடியெல்லாம் வந்து நம்ம அம்மாக்கள் வந்து எப்பிடியெல்லாம் உதவுனாங்கங்கிறத, உங்க உங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள சுவாரஸ்யமா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினதில எனக்கு மகிழ்ச்சிங்க.
கண்டிப்பா, கண்டிப்